கண்டிப்பா. 2 பக்கமுமே சுமூகமா போயிருக்கும். நான் வந்து ஒரு அண்ணனா நான் வந்து சொல்றேன் இனிமே இந்த பக்கம் திரும்பி பாக்காத. இவுங்க கூட பேசாதன்னா, அவர் பேச மாட்டாரு. அதோட பிரச்சன முடிஞ்சிருக்கும்.
ம். ஆ, ஆமா ஆமா. ம். இங்க வந்து நம்ப ஒரு தெரியாத நபர் அ தங்கச்சி வந்து தொல்லை பண்றாங்க அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சு பேசும்போது, அது மாறி போயிருது. புரியுது புரியுதுங்க ம்.
அ மே பி அதா அதாங்க. ஒருவேளை அவுங்க வந்துட்டு, இவுங்க தங்கச்சி முன்னாடியே சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, நான் இப்படி பேசி இருக்கும் போது இருந்த பட்சத்துல, திரும்பவும் அவுங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும்.
ம், ம். ஆ, அத தான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா, இது ஒரு சின்ன சண்டை அப்படிங்கறதுனால, சேரக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பரவால்ல உடுங்க, இது ஒரு நல்லது தான். ஆனா, இந்த விஷயத்துல உண்மைய சொன்னப்ப, நீங்க ரெண்டு பேரும் எப்டி மறுபடியும் வந்து சமாதானம் ஆயிக்கிட்டீங்கள்ல! அதுவரைக்கும் பரவாயில்லைன்னு தான் சொல்லாம்.
ம் ம். இந்த சண்டை பெருசாகவும் ஆமா. அதாவது கண்டிப்பா கண்டிப்பா. அது உண்மையான நட்பா நட்போ, இல்ல ஏதோ ஒரு பழக்கவழக்கம். உண்மையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா அவுங்க திரும்ப சேந்துருவாங்க. இது ஒரு காரணமா காட்டி, பிரிஞ்சு போணும்னு நெனைச்சாங்க அப்படின்னா, அது கண்டிப்பா ஒரு உண்மையான நட்பா இருக்காது.
நீங்களும் தங்கச்சியும் சமாதானம் ஆயிக்கிட்டீங்கள்ல! ம். ம். ம். அதா அதாங்க. ஆஹா இல்ல இல்லைங்க. அது என்னா ஆகுது அப்படின்னா? அ கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அவங்க அப்பிடியே பேக் அடிச்சிட்டாங்க, அவ்ளோதான். ம், இப்போ உங்க தங்கச்சி வந்து உங்கள்ட்ட சொல்லாம, அவங்களே ஏதாவது சமாளிச்சுக்கலாம்னு ட்ரை பண்ணீருந்தாங்கன்னா, "யாரும் இல்ல அந்த பொண்ணுக்கு" அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. அ நீங்க கேட்டங்க்காட்டி, ஒரு ஒருத்தங்க இருக்குறாங்க கேக்குறக்கு, இனி நம்ப என்ன பண்ணாலும் அங்க வந்து பிரச்சனை வந்ததுனா, கேக்குறக்கு ஆள் இருக்குங்கறது, அவங்களுக்கு தெரிஞ்சுருச்சு. அ அதனால, அப்போ அ உங்க தங்கச்சிக்கு கூட பிறந்தவய்ங்க யாரும் இருந்துருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன்.
அதான். அதா அதாங்க. ம் ம். கண்டிப்பா. ஆமா ஆமாங்க. ஆமாங்க. தங்கச்சி கூட பிறந்த தம்பி ஒருத்தங்க இருக்காங்க. அவுங்க
ம். ஆஹா, அதான் அதான் அண்ணன் அந்த மாரி இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்துட்டு அ அதனாலதான் வந்துட்டு யாரும் இல்லைன்னு நெனைச்சுட்டு இருந்தாங்க. உ இப்படி பெரியம்மா பையனோ யாரோ இருக்காங்கன்னு தெரியாம போச்சு பாவம். ஆ, இ
அ கேக்கிற எடத்தில யாரும் இல்லை. ஆமா ஆமாங்க. அதா அதான். அப்படி தெரிஞ்சதுனால நான் கேட்கவும், அது நல்ல விஷயமா போயிடுச்சு. ஆனா, அதிலிருந்து வந்து என் தங்கை என்கிட்ட எதுவும் எதுவும் மறைக்கிறது இல்லைங்க. என்னா விஷயமா இருந்தாலும், என் மா அ "அண்ணா என் மேல தப்பு இருக்குண்ணா, இதுல நானும் தப்பு பண்ணி இருக்கேன்" அப்படி சொல்லிட்டு ஆரம்பத்துலயே எடுத்தோன்னே சொல்லிடுறாங்க.
ம். ஆமா ஆமாங்க. ஆஹா, பரவாயில்லைங்க. ம். அருமைங்க அருமைங்க. அது ஒரு நல்ல பாடமா கூட அமஞ்சிருக்கும். அ இவ்வளோ நேரம் வந்துட்டு, உங்க வாழ்க்கையில ஒரு உண்மை சொல்லும்போது, அதை எப்படி வந்து சமாதானப்படுத்தி காப்பாத்துனீங்க, அதுக்கப்புறம் உங்க தங்கைட்டயும் எப்படி சமாதானம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப உண்மைங்குறது அங்க பிரச்சன கிடையாது. எந்த விதத்தில சொல்றோம், எந்த நேரத்துல சொல்றோம்கிறது தான் முக்கியம்ன்னு சொன்னீங்க. அ கண்டிப்பா இது எனக்கும் வந்து உதவியா இருக்கும்ன்னு நெனைக்கிறேன். அ உங்களுடன் பேசினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, மீண்டும் பேசலாம்.
ம். கண்டிப்பா கண்டிப்பா.

அடடா! ம்.
எனக்கு ஆரம்பத்துல இவங்க இப்டி சொல் நான் இவரு வந்து நல்லா பேசுனாரு நல்லவரு நினைச்சு, நான் வந்து இவர்ட்ட இப்டி சொல்லி நண்பர் நம்பர் கொடுத்தேன், நான் ஏதோ சொன்னேன் அதெல்லாம் சொல்லிருக்கலாம்.
ஆ. ஆமா, சொல்லியிருக்கலாம். இல்ல, எனக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு, அப்டின்னு சொல்லிருந்திருக்கலாம். இப்ப கொஞ்சம் சண்டைனும் சொல்லிருந்திருக்கலாம். ம். ம்.
சொல்லியிருந்தா அ ஏதேதோ சொல்லிருக்கலாம். நான் வந்து அதுக்கு ஏத்த மாரி நான் பேசிருப்பேன், என் என்னதான் அவங்க பேசிருந்தாலும், நான் அண்ணான்னு சொல்லும்போது அவரு கேட்டுதான் ஆகணும்.
ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ம்.
கண்டிப்பா. அவரு இவங்க சொல்லிருக்கலாம். இவங்க சொல்லாம விட்டு, நான் அங்க போய் பேசி, அது ரொம்ப, எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சுங்க.
ம், ம். ம். அச்சச்சோ! ம். இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்திருப்பாங்க, நீங்க மாட்டிகிட்டீங்களா?
இல்ல, இல்லங்க. ஆ, அதுக்கப்புறம் வந்து தங் என் தங்கை, எனக்கா அதாவது என் தங்கைக்கு அவங்கள பிடிக்குமாமா? எதுவும் அவர் சண்டையினால தான் இந்த விஷயம் நடந்திருக்குங்க.
ஆஹ. அதான், அதான். <chuckles>
ஆனா, இந்த விஷயத்துல நான் அவங்க வந்து என்னைய ஓவரா பேசிட்டாங்க அப்டிங்கிறனால, தங்கச்சிக்கு கோவம் வந்துருச்சு, அதனால அவங்க பேசிக்கிறது இல்ல தான்.
ம். அடடா! ம்ஹ்ம், பரவால்ல விடுங்க. அதுலயும் ஒரு நல்லது நடந்துச்சு. ஆனா என்ன, உண்மைய சொல்லிருந்திருக்கலாம். அ அப்ப தாமதமா சொல்றதும் ஒரு விதத்துல தப்புன்னு தான சொல்றோம்?
ஆமா. அம். தாமதமா, அதாவது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம எடுத்தோன்னே தனியா தான் இருக்கோம்ன்ற பட்சத்துல, பிரச்சனை ஆகுதுங்கிற பட்சத்துல, கண்டிப்பா எடுத்தோன்னே உண்மைய சொல்றது நல்லதுங்க.
ம். ம். ஆமாங்க. ம்.
எ நம்ம மேல தப்பு இருக்கு, அந்த இடத்துல நமக்காக இன்னொருத்தர் போய் பேசுறாங்க, அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து கண்டிப்பா உண்மைய சொல்லிறலாங்க.
ம். ம், ம். கண்டிப்பா. சொல்லிருக்கலாங்க. 2வது என்னன்னா, இப்போ, ஆ, அந்த பக்கம், ஆ இதாயிடுச்சு அந்த பக்கம் பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல, இவங்க உண்மைய சொல்லியிருந்தா 2 பக்கமும் சுமுகமா போயிருந்திருக்கும்னு தான் நான் நநெனைக்கிறேன்.

கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு அப்புறம். நான் ஆனா அ உண்மை கண்டிப்பா என்னா என்னாவா இருந்தாலும் சொல்லி தான் ஆகனு ஆகணும். ஏன்னா ஒரு அது, ஒரு உண்மையான நட்பு அப்படிங்கற பட்சத்துல, நம்ம தப்பே பண்ணீருந்தாலும் அவுங்க நம்மள மன்னிச்சு ஏத்துக்குவாங்க.
ம். ஆமா, ஆமாங்க. ம். ம். சரியா சொன்னீங்க, ம்.
நாம செய்ற தப்பையே திரும்பத் திரும்ப செய்யக் கூடாது. அவுங்க மன்னிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு.
<laughs> ஆனா, தெரியா விதமா, ஏதாவது ஒருக்கா செஞ்சோம்ன்னா, அத வந்து சொல்லிடறது நல்லது தாங்க. அப்புறம் நீங்க எப்ப தான்? சொன்னீங்களா, இல்லையா? <laughs>
கண்டிப்பா. நான் அப்பதிக்கு சொல்லல. அப்போ 2 நாள் வந்து, அந்தப் பிரச்சனையப் பத்தி அவர் கொஞ்சம் ம அது அதுவே ஃபுல்லா ஆ மண்டையில போட்டு ஓட்டிக்காம, அவரு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுற வரைக்கும் விட்டேன். 2 நாள் விட்டுட்டேன்.
ஆ. ம். ஆ, சரிங்க.
3வது நாள் அவர வந்து நான், "ஒரு டீ குடிக்கலாம் வாங்க" அப்படி சொல்ட்டு கடைக்குக் கூட்டிட்டு போனேன்.
அ அ அ.
அவரு கேட்டாரு, "இப்டிலாம் நீ கூப்பிட மாட்டியே! எதுக்கு கூட்டிட்டு போற?"அப்படின்னு சொல்லி கேட்டாரு, <tsk> "சும்மா தான். ப்ப நாம குடிச்சதே இல்ல ல! அதான் மொதல் முறையா குடிக்கலாம்" அப்டி வோ <tsk> "இன்னு ப்ப இன்னும் எவ்வளவு நாள் நம்ம இருக்கப்போறோம்? பேசப்போறோம்னு தெரியல!" ஐ மீன் ஓ வ நாங்க ஒரே கல்லூரியில படிச்சோம்.
ம். ஆஹா, ம், ம். ஆஹான். சரிங்க.
"ம் இன்னும் எவ்வளோ நாள்? இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்தக் கல்லூரியில இருக்கப்போறோம். கொஞ்சம் நம்ம வந்து மெமோரீஸ் கிரியேட் பண்ணலாம்" அப்டின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேங்க. அங்க போய் உக்காந்து, நாங்க டீ வாங்கிட்டோம். ம் முதல் முறை நான் நான் இது மாரி நான் யார் கூடயுமே டீ போயி குடிக்க மாட்டேன்ங்க. நான் எப்பயுமே அந்த கடைக்குப் போய் வாங்கி குடிக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு எனக்கு இல்ல!
ம். அ, நல்ல மெமரீஸ், அ சொல்லுங்க! அப்றம் என்னா ஆச்சு? ம். ஆஹா. ஓஹோ! அப்ப நீங்க அ வீட்லயே, குடிக்கறதுதான் பழக்கங்களா? இல்ல, டீயே குடிக்க மாட்டீங்களா?
ஆமா. கடைக்குப் இல்லல! வீட்டுல குடிப்பேங்க. அது வீட்டு "கடைல போயி வீண் செலவு" அப்படின்னு சொல்லி நான் நெனைப்பேன் நெனைக்கிற ஆளுங்க நானு. நான் மொதல் டைமுக்கு போயி உக்காருனதுனால, எனக்கு எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு தெரியல. நான் ஒரு மாரி அவரையே பாத்துகிட்ருந்தேன். அவரு, என்னயே பா "என்னா இப்படி பாத்துகிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டாரு. ம் நான் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சேன். இப்படி பிரச்சனை நடந்துருச்சுடா. அப்படி சொல்லி சொ கேட்டேன். அவன் வந்துட்டு, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? விடு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல!" அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு.
ஆஹா. ஓஹோ சரி சரி. புரியுதுங்க. ம் ம், <laughs> ம். ம். ஆஹா. அதாவது நீங்க வருத்தப்பட்டுட்டுருக்கிறீங்க, அவரு ஆறுதல் சொல்லிட்ருக்குறாரு, அருமைங்க. ம்.
ஆ ஆ அ ஆமா. இப்படி ஆ இப்படி ஆரம்பிச்சேன். அவரு உடனே இப்படி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கடைசியா சொன்னேன். அதுல என் மேலயே தப்பு இருக்கு. அதாவது முழு தப்பும் என் மேல கிடையாது. ஆனா என் மேலயும் தப்பு இருந்துச்சுங்க.
அ, ம்ஹ்ம். ஆ. ம். சரி சரி. ஆஹா சரிங்க.
அப்டி என் மேல என் மேலயும் தப்பு இருக்கு. நானும் இந்த எடத்துல, நான் இந்த விஷயத்தைப் பண்ணாம இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா இந்தப் பேரு வந்திருக்கு வந்திருக்காது.
ம். ம். அடடா. ஆ.
அப்படி சொல்லி சொன்னேன். அவரு ஆரம்பத்துல டக்குன்னு கோபப்பட்டு, "நீ ஆரம்பத்துல நீ டீ குடிக்க கூப்பிடும்போதே தான் எனக்குத் தெரிஞ்சுதுரா"
ம். அ ஃபஸ்ட்டே சுதாரிச்சுருக்கணும், அப்டிங்குற மாதிரி? ம்.
<laughs> அ, கூப்பிடாதவன் கூப்பிட்டு இருக்கான்னா! அப்பயே தோணுச்சு. இதுக்கு தான் கூப்ட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா வந்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு எந்திரிச்சு போயிட்டாரு. கோவப்பட்டு.
<laughs>

அதான், அதாங்க. புரியுது, புரியுது. ஆ, ஏன்னா வந்துட்டு மனசு வந்து வலிக்கத்தானே செய்யும். அதனால வந்து அது ஆறுவதுக்கு கொஞ்சோ நேரம் எடுக்கத்தான் வேணும். ம்.
அது கண்டிப்பா. <clears throat> கண்டிப்பா. ஏன்னா நான் அவருடய நம்பிக்கைய உடைச்சிருக்கேன். அத்தனை பேரு எனக்கு எதிரா நின்னாப்போ, இவரு ஒருத்தர் எனக்கு சப்போட்டா நின்னு பேசிருக்காரு.
ஆமா, ம். ம்.
அந்த நேரத்துல இவரு நம்பிக்கைய உடைச்சுருந்தேன் அப்டின்னா, கண்டிப்பா அவருக்கு கண்டிப்பா நேரம் எடுத்துக்கும்.
ம். செரிங்க. அப்புறம் வந்து பேசுனாரா, கொஞ்சம் நாள் கழிச்சு?
அதுக்காக. அ, க அவரே வந்து பே அவரு கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறேன்னு சொன்னாரு. அடுத்த நாள் காலையிலயே வந்து பேசிட்டாருங்க. நானும் அத எதிர்பார்க்க
இது எதிர்பார்க்கல. ஒரே இரவுல வந்து மாறிட்டாரா?
அதான் அதாங்க, அம், உண்மையான நண்பர்கள்னா, அவ்ளோதாங்க. மன்னிச்சுரு டக்குன்னு மன்னிச்சிருவாங்க. இப்ப நான் நான் ஒரு உண்மைய ஒத்துக்கிட்டிருக்கேன். அப்டிங்கிற பட்சத்துல, அவங்க நான் அதான் அவருக்கு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுது. அதாவது ஒரு உண்மைய வந்து நான் எடுத்தவுனே எல்லார் முன்னாடியும் சொல்லி இருந்தா, அப்டின்னா, அந்த இடத்துல அது அவருக்கு கோவம் வந்து இருக்கும்.
ம். அதான், அதாங்க. நான் ஹ ம். ம். ஆமாங்க, ம்.
இல்ல. "நான் இப்டி தான். நான் இப்டி தான் இருப்பேன். உனக்கு பேசப் பிடிச்சா பேசு, பிடிக்கலன்னா போ." அப்டின்னு சொல்லிட்டு போ சொல்லியிருந்தா, அவருக்கு கோபம் வந்துருக்கும். நாம எந்த நேரத்துல சொல்றோம், எந்த சூழ்நிலை வெச்சு சொல்றோம்? அதான் போய் கூ டீ வாங்கி கொடுத்து, <chuckles> பக்குவமா எடுத்து சொல்ற ஒரு சூழ்நிலைல போய் சொல்றோம். அது சொல்றது ஒரு முக்கியம். நான் ஒரு நல்ல விஷயம், என்னய கேட்டாங்க.
அ, ம். அது நல்ல. அ, ம். ஆமா. ஆமாங்க. உங்களுக்கு நல்லா எப்டி சமாதானப்படுத்தணும்னு தெரிஞ்சு வெச்சிருக்கீங்க. ஆ, அப்போ வந்துட்டு ம் எனக்கு இப்ப என்ன வருது கேள்வி வருதுன்னா, அ இப்ப நீங்க வந்து அந்த உண்மைய சொன்னீங்க. அதனால எப்டியோ அவரு வந்து நீங்களும், அவரும் ஒரு நல்லா வந்துட்டு, அ தோழர்கள் அப்டிங்கிறதுனால சமாதானம் ஆயிருச்சு. அ, இப்போ உங்கள்ட்ட வந்து யாராவது இந்த மாரி ஒரு உண்மைய சொல்லி, அ அது வந்து ஒரு பிரச்சனைக்கு போயிருக்குங்களா?
<laughs> ஆமாங்க. அந்த ஒரு சிலது சொல்லுங்க. ம். ஆமா.